நம்ம வாழ்வுல சில விஷயங்கள் எல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அது நினைவுகள் நிறைய ஏற்படுத்தும். அதுல ஒரு விஷயம் வந்து மழை. இல்லையா? அந்த மழை பெய்யர காலகட்டத்துல, நமக்கு நெறைய விஷயம் வந்து நம்ம கத்துப்போம். ஆ நெறைய எதுவும் நிரந்தரம் கிடையாது. அ ஓ ஒரு இங்கே இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நாளை வ வேறு ஒரு இடத்துக்கு போகும் அப்டிங்குற மாரி நிறைய விஷயங்கள் நம்ம கத்துப்போம் இல்லிங்களா? அந்த மாரி உங்களுக்கு மழை என்ன கத்து குடுத்திருக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. அதாவது பாத்தீங்கன்னா, நான் ஒரு 7, 8, அந்த பள்ளி பருவத்துல வந்துங்க, ஆ மழை காலத்துல வந்து நான் என்ன பண்னேன், ஒரு பக்கத்துல இருக்க ஒரு வாய்க்கால்ன்னு சொல்லக்கூடிய, அந்த ஆறு மா ஆறுன்னா பெருசா நதின்னா பெருசா இருக்கும். வாய்க்கால்ங்குறது, ஒரு குறிப்பிட்ட அளவுல, ஒரு சின்னதா அ பாசனத்துக்கு பாயக்கூடிய இத வாய்க்கால்ன்னு சொல்லுவாங்க இல்லங்க?
சொல்லுங்க. கண்டிப்பா.
அ அந்த மாதிரி ஒரு இதுக்கு குளிக்க போலாண்ட்டு, நண்பர்கள் ஒரு 10 பேரு வந்து நாங்க சேந்து குளிக்க போனோங்க.
சரிங்க.
ஆ குளிக்க போயிட்டு அப்பலாம் வந்து சின்ன வயசுலலாம் பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரணமா குளிக்க போனா ஒரு 1/2 மணி நேரத்துலலாம் வரதில்லைங்க. பசங்களலா போனோம்னா, ஜாலியா அந்த உள்ள தண்ணிக்குள்ள வந்து, இந்த தொட்டு புடிச்சு விளாடுறது, அந்த மாரி விளையாட்டுக்கள்லாம் நாங்க விளையாடுவோம். அதுவும் இந்த லீவ் நாள் சனி, ஞாயிறுல போனோம்னா, அந்த மாரி ஒரு 3 மணி நேரம்லாம் தொடர்ந்து தண்ணியில குளிச்சிக்ட்டு இருப்போங்க.
கண்டிப் நிச்சியமா.
அப்படி நாங்க குளிக்கும்போது என்ன ஆயிட்ச்சு ஒரு சமயத்தில அது மழ காலம்ங்குறதுனால, மழ பெய்ய ஆரம்பிச்சுச்சுங்க. சரி, மழ என்ன பண்ணப்போது, பெஞ்சுட்டு போது நம்ம தண்ணீல தானே இருக்கோம் அப்டிங்குற மாறி எங்களுக்கு ஒண்ணும் தெரிலங்க.
சரிங்க.
போக போக நல்லா மழ வேகமா பெஞ்சுச்சு. நாஙகளும் வந்து குளுரு குளுர் எடுத்துருச்சு. குளுர் எடுத்தோன்ன வந்து கரைல வந்து உக்காந்துருந்தோம் மரத்துல. ஏன்னா, மழைல வந்து நனஞ்சிட்டு ரொம்ப தூரம் போ முடியாது அப்படின்னு, உ உடை எல்லாம் வேற நனஞ்சு போச்சுன்னு உக்காந்துருந்தோங்க. அந்த நேரம் பாத்துங்க இந்த இடி வந்து சவுண்ட்டு வே வேகமா வந்து விழுந்தா எப்படி டம்மு டும்முன்னு இடி விழுவும் இல்லங்க? அந்த மாரி இடி விழ ஆரம்பிச்சுருச்சுங்க. ஒவ்வொண்ணும் சவுண்ட்டு வந்து காதே அதிர்ற மாதிரி, ஏதோ எங்க மேலயே விழுந்துட்ட மாரி தொடர்ந்து ஒரு 10 15 இடிங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தரவ, இடி வந்து விழுந்து, டம்மு டம்மு டம்முங்குது. நாங்கல்லாம் எல்லாம் சின்ன பசங்களா ஐயோ! எங்களுக்கு வந்து அந்த மின்னல் வந்து மின்னல் வந்து பகல்ங்குறதனால, அந்த அளவுக்கு தெரியல. ஆனா அந்த இடி வந்து விழுந்தது, எங்களுக்கு அப்டியே ஒரு மாரி ஒரு மாரி நடுக்கத்த குடுத்துருச்சு. ஏன்னா அதுவரைக்கும் அந்த மாரி அவ்வளோ சவுண்டா இடிய நாங்க கேட்டதே கிடையாது.
கண்டிப் சரிங்க. ஆமாங்க. ரொம்ப பயமா இருக்குமே! <laughs> நிச்சியமா. கண்டிப்பா. நிச்சயமா.
அது வந்து அதுவும் நாங்க குறிப்பா தண்ணீக்கு பக்கத்தில இருக்கோம். மரத்து கிட்டே வேற நிக்கிறோம். எங்களுக்கு என்ன பண்ணறதுன்னே தெரியல. மழை வேற ஜோரா பெஞ்சுகிட்டு இருக்கு. அந்த மரத்தை விட்டோம்ன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்க்கு தள்ளி போனா தான் நாங்க வந்து பாதுகாப்பா, அதாவது உ மழையில் நினையாம நிக்கக்கூடிய இடம் அங்க தான் இருக்குது.
கண்டிப்பா. பயமும். நிச்சயமா.
அப்படீன்குறப்ப எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அங்கேயே நிக்கிறோம். மழையும் விடுற மாதிரி தெரியல, இடியும் விடுற மாதிரி தெரியலன்னு ஒரு மாரி நடுங்கு ஒரு மாரி எல்லாமே பயந்துட்டோம். எல்லாருமே பயந்துட்டோம்.
சரிங்க.
அப்புறம் எப்படியோ கொஞ்சம் நேரம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அந்த நின்னோனே, அந்த அந்த அந்த ஒரு மாரி ஒரு பதட்டத்திலேருந்து வெளிலயே வர முடியல. அப்புறம் எப்படியோ நாங்க எங்களையெல்லாம் தேத்திக்கிட்டு, எப்படியோ வீட்டுக்கு ஓட்டமா ஓடிட்டோங்க. அங்கேருந்து அந்த 1/2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருங்க. ஆத்துக்கு எங்க வீ நாங்க அ நாங்க குடியிருப்பு பகுதியிலேந்து ஆத்துக்கு போனோம்னா 3 கிலோமீட்டர்.
கண்டிப்பா. சரிங்க. கண்டிப்பா.
இவ்வளோ தூரம் வந்துட்டு, குளிச்சுட்டு போறதுக்கு நாங்க வந்து மதியம் வந்தோங்க. ஒரு 12:00 மணிக்கு வந்தோம். குளிச்சுட்டு நாங்க அந்த மழை நாங்க நல்லா ஒரு 3 மணி நேரம் அந்த தொட்டு பிடுச்சு விளையாடுறது, அந்த மாரிலாம் நல்லா சேர்ந்து ஜாலியா விளையாண்டுட்டு, இந்த மாதிரி நாங்க மழையில் மாட்டிக்கிட்டுங்க, கிட்டத்தட்ட 5:00 மணிக்கு தாங்க போறோம்
சரிங்க. கண்டிப்பா.
வீட்டுக்கு மலையில வந்து லைட் மழை வந்து லைட்டா விட்ட
ரொம்ப ரொம்ப நேரம் விளையாடிட்டீங்க போல, ஒரு 1 வாரத்துக்கு சேர்த்து விளையாடிட்டீங்க போல 1 நாள்ல. <laughs>
<laughs> அப்படி இல்லங்க. நாங்க வ அதாவது அதுக்கு அப்புறம் மழை வந்து எங்களால வெளி போ முடியலலில்ல. அந்த மாரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிருச்சுல. அப்படீங்கறப்ப ஒரு அஞ்சு, அஞ்சரைக்கு போறோம்ங்க. "வீட்டில வந்து சரியான குச்ச வச்சு வெளு, வெளுன்னு வெளுக்குறாங்க." எங்க போன? இப்படி மழை பெய்ஞ்சுருக்கு, என்ன இடி இடிச்சுருக்கு? உனக்கு இந்த நேரத்தில எப்படி நீ வந்து குளிக்க போலாம்? வீட்டில சொல்லாம, கில்லாம வேற போய்ட்ட." அப்போ வந்து நாங்க வந்து பெருசா சொல்லிக்காம, "சரி, குளிக்க தானே போறோம். என்ன இதா இருக்கும்?" அப்படீன்கிற ஒரு மனநிலையில ஒரு ஆர்வத்தில போய்ட்டேங்க. வீட்ல வச்சு வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க. "என்ன ஆகறது? ஏதாவது ஆயிருந்தா என்ன என்ன பண்ண முடியும்? அ. இது என்ன காய்ச்சலா? இதா ஏதாவது ஆஸ்பத்திரியில போய் குணப்படுத்தலாம் இடிலா விழுந்தா என்ன ஆகுறது?" அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துட்டாங்க, அவுங்களும். "இந்த மாதிரி சொல்லாம, நீ எங்கேயுமே போகக்கூடாது" அப்படின்னு, பயங்கர அடிங்க. அதலருந்து வந்து மழைகா மழை நேரத்தில ஒரு என்ன சொல்றதுங்க? ஒரு 10ஆம் வகுப்பு, ப 11ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்குமே, பெரிய மழைலாம், மழை காலத்தில வருதுன்னு அறிவிச்சாங்கன்னா, வீட்ட விட்டு வெளியில போவே மாட்டேங்க. ஏதாவது அத்தியாவசியப் பொருள் வாங் அத்தியாவசியப் பொருள் வாங்குறதுக்குன்னா, ஏதாவது, இந்த பால் வாங்குறதோ, இல்ல, அந்த மாரி விஷயங்களுக்கு மட்டும் வேணா, குடைய பக்கத்தில அதுவும் பக்கத்தில இருந்தா மட்டும் கொடைய கொடுத்து அனுப்பிச்சுவுடுவாங்க. அ ரொம்ப தூரத்திலலேல்லா எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. அதாவது பள்ளி படிக்கிற வரைக்கும் இந்த மாரி தான் வா போயிட்டு இருந்துச்சு. அந்த மழை வந்து ஒரு தடவ அந்த மாரி ஒரு எனக்கு ஒரு பதற்றத்த, அதாவது பயத்தக் கொடுத்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல? "பயத்தக் காட்டிட்ட, பரமா!" அப்படிங்குவாங்கல்ல. அந்த மாதிரி ஆகிடுச்சு.
கண்டிப்பா. ஆமா, பயம். நிச்ச <laughs> சரிங்க. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. அ, அதுதான் நல்லது. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. இல்ல, இப்போ நீங்க நீங்க சொல்றது இப்போ வாய்க்காலு, பாசானம் இதெல்லா சொல்றத வச்சு பார்த்தா, நீங்க ஸ் சொல்றது கிராமப்புறத்தில இருக்கும். இல்லாட்டி ஒரு சிறு நகரத்துல இருக்கும் இல்லைங்களா?
அ ஆமாங்க ஆமா. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க.
கிராமப்புறம். இப்போ, நம்ம ஒரு கடந்த ஒரு 2016லேருந்தே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படீன்னா பெருநகரம் இந்த சென்னை போன்ற பெருநகரத்துல சென்னை மட்டும் கிடை கிடையாது. சில நேரத்தில வந்து அ ஹைதராபாத். சில நேரத்தில பெங்களூர் அதெல்லா பார்க்குறோம். மழை பெய்ஞ்சா எது நடக்குதோ இல்லையோ? வெளிய பார்க் பண்ணியிருக்கிற கார் அப்படியே வரும். நம்ம ஆன் பண்ணாமலே அப்படியே வரும். மெதந்து வரும் பார்த்திருக்கீங்களா?
ஆமாங்க. ம். ஆமாங்க, ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இதெல்லா எதனால நடக்குதுன்னு நான் நிறைய யோசிப்பேன்ங்க. என்ன காரணம்ன்னா ஒ ஒண்ணுமே இல்லங்க. அதாவது அதாவது ஒரு குறிப்பிட்ட வந்து நம்ம வந்து நம்ம பண்ற தப்பு தான். மனிதர்கள் பண்ற தப்பு தான். நமக்கு திருப்பி அதாவது, இயற்கை வந்து யாரையுமே தண்டிக்காதுங்க. இயற்கையை நம்ம வந்து ஒரு அதோட எல்லைய தாண்டி, நம்ம வந்து ஒரு பண்ணும்போது, அதாவது ஒண்ணும் இல்லங்க. ஒரு சிறிய ஓடையா இருக்கும், இல்ல சிறிய குளம், குட்டையா இருக்கும். இதெல்லாம் வந்து நீர் வந்து வேற வழியில்ல. ஏன்னா அது வந்து பள்ளமான பகுதி மழை பேஞ்சாலோ, இந்த மழை காலத்தில, மழை பேஞ்சுச்சுன்னா, அங்க வந்து அந்த தண்ணி நிக்கக்கூடிய, அ நிக் ன்னு தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஏன்னா தண்ணீங்கறது என்னங்க? ஒண்ணு இல்ல. மேட்டுலேருந்து கீழே பள்ளத்த நோக்கி ஓடுறது தான் தண்ணியோட குணம்.
நான் சரிங்க. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சியமா. நிச்சயமா. கண்டிப்பா.
அப்படி இருக்கும்போது அது மழை பெய்ஞ்சு அது எங்கு போகணுமோ? அந்த வழிய தடுத்து, நம்ம ஒரு சுயநலத்துக்காக சுத்தி வ பிளாட் போட்டு அது வீடு கட்டி அப்படி பண்ணா, அது எங்கங்க போவும் அந்த தண்ணி? இப்ப தண்ணி போறதுக்கான வழியே கிடையாதுங்க. அப்போ கடைசியில வந்து என்ன இது வந்து இந்த மாரி வந்து இது முழுக்க, முழுக்க இது யாரோட க தப்புன்னா, ஒரு அரசாங்கம் அந்த பகுதியில இருக்குன்னா, இதெல்லாம் வந்து ஒரு அ என்ன சொல்றதுங்க? ஒரு முன்னாடி வந்து இந்த இடம் என்னவா இருந்துச்சு? ஏரி, குளம் இருந்துச்சா? இங்க வந்து தண்ணி, கிண்ணி மழை காலத்தில வந்து, அதிகபட்சம் மழை பெஞ்சுசுனா, இங்க வந்து தண்ணி தேங்குமா? அப்படீன்கிறத அலசி, ஆராய்ஞ்சு, அந்த இடத்தில குடியிருப்புகள்ல தவிர்க்கனும்ங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போதைக்கு வந்து குடியிருப்ப வந்து, நம்ம மேம்படுத்தணும், அப்படின்ட்டு வந்து பக்கத்தில வந்து நகரங்கள் இருக்கு, அப்படின்னு. நம்ம ஒ ஒரு இப்போதே ஒரு இத பண்ணம்ன்னா, நாளைக்கு அதுல உயிரிழப்போ, இல்ல, ஒரு பெருத்த சேதம் ஏற்படும்போது தான் படும்போது தான், நமக்கு அதோட வந்து வலி தெரியுதுங்க. ஏன்னா, இப்ப, நம்ம, நீங்க சொன்ன மாரி கண்கூடா பார்த்துக்கிட்டுருக்கோம். மழை காலத்தில நல்ல மழை பெஞ்சு, புயல் ஏதாவது உருவாகி மழை நல்லா ஒரு தொடர்ந்து பெய்ஞ்சு இருந்துச்சுன்னா, சென்னை நகரம் அப்படியே வெள்ளத்தில மெதக்கும். நீங்க தலைப்பு செய்தி பார்த்தீங்கன்னா, "சென்னை நகரம் மிதக்கிறது" அப்படின்கிற மாரி போடுவாங்க. இதல்லாம் என்ன காரணம்னங்க? ம்.
சரியா சொன்னீங்க. <laughs> நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. அங்க கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. அ. கண்டிப்பா. சென்னை நகரத்த விட, குறிப்பிட்ட ஒரு பகுதிய சொல்லலாம். வேளச்சேரி, அத சுத்தி உள்ள பகுதிகள்லாம் ஒரு வாழ்வாதாரத்துக்கே வந்து வழி இல்லாம இருக்கும். அந்த காலத்தில எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். காசுக்காக இந்த மாரி நீங்க வித்து, இப்படி இந்த மாரி கஷ்டப்படுத்துறீங்களே? மக்களங்கிற மாரி நான் நினைச்சுப்பேன் நானு. அது நீங்க சொன்னது ரொம்ப உண்மைதான்.
ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆனா, இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா? வந்துங்க, எப்போழுதுமே நம்ம வந்து ஒரு வீடு வாங்க போறோம், ஒரு நிலம் வாங்க போறோம், அப்படீன்னா நம்ம வீடு கட்டுறதுக்காக வாங்குறோம், அப்படீன்னா கண்டிப்பா அந்த இடத்த பத்தி, நம்ம அலசி ஆராயாம, ஏன்னா பெரிய தொகை கொண்டு, நம்ம வந்து ஒரு இடத்த ஏன்னா சாதாரணம் கிடையாது. வீடு வாங்க நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய நம்மளோட வாழ்நாள்ல பாதி நாட்கள்ல வந்து, அந்த சேமிப்ப வந்து அதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சுருப்போம். வீடு கட்டுறதுக்காக. அப்படி இருக்கும்போது நம்ம அவசரப்பட்டு, ஒரு இடத்துல வந்து சரி நமக்கு வசதிய மட்டும் பார்க்குறோம். அதுல பின்விளைவுகள் இதனால வந்து இங்கு என்ன எத என்னன்ன பிரச்சனைகள் வரும்? அப்படீன்ங்கிறதையும் அலசி, ஆராய்ஞ்சு வாங்கணும்கிறத இந்த சமீபத்திய மழைல்லா <chuckles> வந்து எனக்கு ரொம்ப உணர்த்தி இருக்கு. இப்பொழுதுமே வந்து,
கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. அது அரசாங்கம் நீங்க சொல்ற மாரி அரசாங்கம் வந்து அவங்களோட வேலைய 1 பாதி ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. ஆனா 2ஆம் பாதி கரெக்ட்டா பார்ப்பாங்க. அந்த 2ஆம் பாதி என்னானு சொல்லவா நானு? நீங்க சிரிப்பீங்க. 1 பாதியில அப்ரூவல் வந்து எதையுமே பார்க்காம அப்ரூவல் கொடுத்துட்டு, 2ஆம் பாதியில "இல்ல இந்த அடுக்கு மாடி குடியிருப்புக்கு கீழே ஏரி போயிட்டு இருந்திருக்குது. ஏமாத்தி வந்து அரசாங்கத்த ஏமாத்தி, நீங்க அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க. இந்த அப்ரூவல் செல்லாது. இத உடைக்கணும். நீங்க இருக்கிறவங்கல்லாம் காலி பண்ணுங்க" அப்படின்னு அரசாங்கம் உத்தரவு போடும். பார்த்திருக்கீங்களா? <laughs>
ம். ஆ சொல்லுங்க. ம். கண்டிப்பாங்க. ஆனா இது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப ப் ஏமாந்து ப் ஏமாறுற அளவுக்கு நீ வந்து ஒரு தப்ப பண்ணியிருக்கன்னா, அது யாருட முதல் தப்பு யாரோடது? நீ தான் கரெக்ட்டா வந்து, அந்த அதுதான். அரசாங்கம் வந்து கரெக்ட்டா வந்து, அத வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அந்த இடத்தில உன்னோட கவனக்குறைவுனால, இப்ப திடீர்ன்னு அவுங்கள வந்து நீ இடிக்கணும். காலி பண்ணனும்ன்னா அவுங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்காக அவுங்க எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க? எவ்வளோ அவுங்க ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க? அந்த இடத்தில போய்ட்டு "நீங்க வந்து இதெல்லா நீங்க வந்து அப்புறப்படுத்தணும். இத வந்து நீங்க எடுக்கணும்ன்னா" அது எவ்வளோ ஒரு அதுக்கான இழப்பீடுகளும் க வந்து ஒரு கரெக்ட்டான இழப்பீடுகள் கொடுக்கமாட்றாங்க. அதுவும் வந்து நமக்கு ஒரு
சொல்லுங்க. அரசாங்கத்தோடது தான். இல்லையா? கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. அது கொடுக்க மாட்டாங்க. அதை பத்தி கவலை கிடையாது. அரசாங்கம் பண்ண தவறப் பத்தி அவுங்களுக்கு கவலையே கிடையாது. தவறு பண்ணாங்களா? தப்பு செஞ்சாங்களா? அதை பத்தி கவலையே இல்ல. "நீ வந்து தப்பான இடத்தில சொத்த வாங்கிட்ட, அவ்வளவு தான்." அப்படீன்ட்டு சொல்லிட்டு, சொல்வாங்க. இது ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு.
ஆ. ஆமாங்க, ஆமாங்க. கண்டிப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கஷ்டம்தாங்க. அது வந்து வாழ்க்கையே நம்மளோட பாதி அதான் சொல்றேன்ல்லங்க. ஒரு வீடு கட்டுறதுங்குறது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு நடுத்தர மக்களுக்கெல்லா வந்து மிகப்பெரிய கனவு. அப்படி இருக்கும்போது, நம்ம அந்த மாரி ஒரு இடத்துல வந்து, நம்ம மாட்டிக்கிட்டோன்னா, நம்மளோட வாழ்க்க நம்மளோட பாதி ம அதாவது சொ என்ன சொல்றது? மனநிலையே சுத்தமா பாதிக்கப்பட்டுரும். நம்ம அதிலேருந்து மீண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறதே ரொம்ப நாளாயிரும்.
கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு பொன்மொழி தான் அது. சொல்லுங்க.
அதெல்லாம் நினைக்கும் போது ஆமாங்க. அதாவது இந்தமாரி நேரத்தில வந்து நம்ம பெரு நகரங்கள்ல வந்து நம்ம வந்து, எல்லா குடியிருப்பு எல்லாமே நெருக்க நெருக்கமா இருக்குங்க. கிராமத்திலன்னா, இப்ப பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு இட வசதி வந்து ஆ எல்லாம் தள்ளி, தள்ளி இருக்கும். ஒரு வந்து ஒரு இது நமக்கு தெரியும். ஆனா, நகரத்தில வந்து நம்ம என்ன பண்றோம். அதுல நம்மளோட சுயநலமும் இருக்கு. என்ன சுயநலன்னா, நம்ம வந்து வேலை பார்க்கிற இடத்துக்கு பக்கத்திலே 'வீடுன்னு எல்லா வசதியும் இருக்ணும். பக்கத்திலே எல்லாமே இருக்கணும்.' அப்பிடின்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம். ஆசைப்படுறது தப்பு கிடையாதுங்க. ஆனா, அதனால அந்த இடத்துல வந்து முன்னாடி என்ன இருந்துச்சு. இங்க வந்து தண்ணீ மழ பெஞ்சா இதெல்லாம் வந்து தண்ணீ நிக்குமா? தேங்குமா? முக்கியமா வந்து தண்ணீ பற்றாக்குறையுமா? கோடைகாலத்தில தண்ணீர் பற்றாக்குறையிலாம் இங்கே ஆகுமா? அப்பிடிங்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிட்டு தான் நம்ம வாங்கணும். அதுதான் வந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் மழ பெய்றப்பல்லாம் வந்து இது தான் வந்து மக்களுக்கு வந்து அது உணர்த்துதுண்னு நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஒவ்வொரு வருஷமும் உணர்த்துது. ஆனா, என்னன்னா, வந்து வருத்தமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு வருஷமும் வந்து குடுத்த செய்திய மக்களோட மனசுக்குள்ள போலேங்கிறதுதான் வந்து ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு தகவலுங்க. அது இன்னமும் கண்டிப்பா.
ஆ ஆமங்க. அந்த நேரத்திக்கு மட்டும் அதாவது அந்த நேரத்திற்கு மட்டும் வந்து அந்த கண் துடைப்புன்ணு சொல்லுவாங்க பாருங்க. அந்த நேரத்தில மட்டும் நம்ம வந்து அரசாங்கத்த குற சொல்லிட்டு, நம்ம வந்து வந்து நம்மள வந்து எல்லாமே அவுங்க தான் அப்பிடின்னு சொல்றோம். ஆனா, அதுக்கான உரிய வந்து நம்மளும் வந்து முயற்சி செய்யணுங்க. என்ன தான் வந்து அரசாங்கங்கிறது பாதி தான் வந்து இது பண்ணுங்க. பாதி நம்மளாட கவன குறைவு தான் இதற்கு காரணங்க. ஆனா இன்னும் ஆனா இன்னும் என்ன பண்ணணுனா, இப்ப வந்து அந்தமாரி இடத்தில என்ன பண்ணணுனா, அ இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் வந்து அந்த கழிவு திட்டங்கள் அதாவது தண்ணிக்கு வந்து வடிகால் வாரியன்னு சொல்வாங்கல்ல. தண்ணீ வந்துச்சுனா, சீக்கிரம் வடியிறதுக்கான அந்த மாதிரி ஆ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள, மழைக்காலத்தில வந்து வரப்போது இந்த இடங்கள்லாம் வந்து பாதிக்கக்கூடிய இடங்கள் அப்பிடின்னா, அந்த இடத்திற்கு, தேவையான அந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கணுங்கிறது அ எடுக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் நல்ல விதமா எடுத்து மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாம இருக்கணும். ஏன்னா, மழ வந்துட்டாவே அந்த முக்கியமா இந்த, இந்த பெருநகரங்கப்ப அந்த சென்னையை குறிப்பிட்டு சொல்லணுனா, மழ காலத்தில சென்னை எப்பிடி பாதிக்கப் போது, எவ்வளவு அளவுல பாதிக்கப்படப்போதுங்கிறதுதான் முதன்மை ஞாபகமா வருது எனக்கு.
நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. ஏமா பொறுப்பு நம்மளுக்கும் இருக்கு. கண்டிப்பா. உண்மையா சொன்னீங்க. கண்டிப்பா. நிச்சயமா. அது இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். என்னன்னா, வந்து அந்த ஒரு சட்டம் ப போட்டாங்க. எங்கன்னா, பெங்களூர்ல கர்நாடகால ஒரு சட்டம் போட்டாங்க. எப்பிடின்னா கார் வந்து யாரா வாங்க போகிறாங்கன்னா, கார் நிறுத்துறதுக்கு இடம் இருக்குங்கிற அந்த அத்தாட்சிய காட்ணும். டாக்குமெண்டேஷன் காட்ணும். நீங்க ஒரு வீட்டு ஓனரு. அந்த வீட்டுக்கு பார்க்கிங் வசதி இருக்கு. அபார்ட்மெண்டுக்கு ஓனர் பார்க்கிங் வசதி இருக்கு. இல்லாட்டி ஒரு அபார்ட்மெண்டுக்கு வாடகைக்கு இருக்கீங்க. அதில வந்து பார்க்கிங் வசதி இருக்குங்கிறமாரி அந்த அத்தாட்சிய காட்னா மட்டுமே அ கார் வெக்கலாங்கிறமாரி ஒரு சட்டம் போட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னே தெரியல எனக்கு. அது ஏன்னா, இதெல்லாம் மனசுல வச்சு தான் போட்டாங்க.
ம். ம். அது, எந் எ ஆ அதாவது இந்த மழ காலத்தில எங்கேயாவது நிப்பாட்டிறது. அந்தமாரி ஒரு பொது இடத்தில நிப்பாட்டிறது. அந்தமாரி காரணங்களினால சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கும் அதைப் பத்தி ஒரு தெரியல. அ.
ஆமா. நிச்சயமா. அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம யார் யாரோட வீட்ல வந்து நடுவுல நிப்பாட்டிட்டு போயிறது. அது அங்க அது பார்க்கிங் பண்ணலாம், பண்ணக்கூடாது எதுவுமே கேட்கிறது இல்ல. பார்க்கறதும் இல்ல. அப்பிடியே சும்மா ர் அப்பிடியே போற போக்குல அப்பிடியே ரோட்டு ஓரமா நிப்பாட்டிட்டு, ஆ பேங்க் போயிட்டு வரேண்ணா "நான் இங்க பேங்க்குக்கு தான் போனேன். என்ன வேற எங்கேயோ போயிட்டு வந்தேன்?" அப்படின்னு நியாயம் பேசுறதுக்கு அதெல்லாம். செஞ்ச தவறுக்கு அப்படியே வந்து கூப்பிட்றது யாரையோ! அ ஒரு நொண்டி சாக்கு சொல்றதுக்கு.
ம். ஆ. புரியுது, புரியுது.
இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். நம்ம பண்றதும்.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது தனிமனித ஒழுக்கம் வந்து கண்டிப்பா வேணுங்க. அது முக்கியமா இந்த மழை காலத்தில வந்து நம்ம வந்து நமக்கு பாதுகாப்பு வந்து கண்டிப்பா நம்ம வந்து அதில பாதுகாப்புக்கு முன்னுரிமை கண்டிப்பா கொடுக்கணும். எந்தவித அசால்ட்டாவும் இருக்கக்கூடாது. என்ன என்னுடைய தெரிஞ்சி இந்த மழை காலத்தில வந்து இந்த பாதிப்புகள்லருந்து எப்பிடிலாம் வந்து நம்ம நம்மள தற்காத்துக் கொள்ளணுங்கிறது தான் என்னோட எண்ணம்.
கண்டிப்பா. நிச்சயமா. நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவாவும், ரொம்ப அற்புதமாவும் சொன்னீங்க. இயற்கை அன்னையோட சக்தி என்ன? இயற்கை அன்னை வந்து மழையா வர்றப்ப என்னென்ன சக்தி. மழையா வர்றப்போ, இயற்கை அன்னைக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு கிடையாது. அதுக்கு இடம் மட்டும் விட்ணும். "நான் வந்து போற இடத்துக்கு எனக்கு இடம் மட்டும் விடுங்க போதும்." அப்பிடின்னு கேக்குது. அத கூட நம்மனால கொடுக்கேம் கொடுக்க முடியலேங்கிறதுனால தான் வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாகுறோம் அப்பிடிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இதுக்கு அப்பறம் வந்துற சந்ததியினர்கள் இதெல்லாம் வந்து பார்த்து சிறந்த முறையில செய்வாங்கங்கிறத ஒரு நம்புவோம் நம்ம. ஒரு நல்ல உலகத்துக்கு வந்து ஒரு பாதைய அமச்சிக் கொடு அப்பிடின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம். இயற்கை அன்னைக்கிட்ட. வேற என்ன செய்ய முடியும் இல்லேங்களா? உங்கக்கிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நன்றிங்க. மீண்டும் பேசலாம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பாங்க. நன்றிங்க.